ஓஹோஹோ! அப்ப அந்த பூசாரிகள் மேல தப்பு இல்லல்ல, அவங்க எவ்ளோ சிறப்பா பண்ணியிருக்காங்க. 10 நாள் திருவிழாவ இல்லையா?
அ அந்த அளவுக்கு இருக்க மாட்டேன். ஆமாமா. ஆ அதேதான். அப்படியாயி இப்படி ஆயிடுச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து மொதல் நாள்னு சொன்னேன்ல்ல அந்த மொதல் நாள் வந்து என்ன நடக்குனா? ம் ங்க காலையில நல்ல தான் போகும் எல்லாம் போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம். வந்துட்டு. அப்புறம் சாயந்திரம் ஆனோன்ன வந்து இது. என்னது கரகாட்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா?
ம்ஹ்ம் ம். ஆமா.
அது வந்து நடக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா, அங்க பெண்களே இருக்க மாட்டாங்க ஆண்கள் தான். அது நம்ம அது கர.
ஓ! ஆண்கள் கரகம் வச்சு ஆடுவாங்களா?
ஆஹ அந்த சொல்ல வரல. அந்த பெண்கள் ஆடுறத ஆண்கள் போய் உட்கார்ந்து மொத வரிசையல ரசிக்கறத சொல்றேன் <laughs> நாங்க வந்து அந்த கரகாட்டத்த ஆடுறத பார்க்க மாட்டோம். எவ்ளோ ஆண்கள் எப்டிலாம் வாய பொழந்துக்கிட்டு இருக்காங்க அது அ-அ அத பார்க்க தான் மெயினா போவோமே!
<laughs> <laughs> அச்சச்சோ! ஓ! அது சொல்லல. ஓ! ஓ! ஓ <laughs> அட கடவுளே!
ஆமாங்க. அந்த அளவு அதுவும் வயசான அந்த த பா தாத்தாஸ்லாம் இருப்பாங்க. அவங்க தான் மொதத்துல உட்காந்துருப்பாங்க.
ஆஹஹ <laughs> திண்டுக்கல் ரீட்டா வர சொல்லுங்கடா! அப்டி அப்டின்ற மாறியா? ம்.
<laughs> அதேதான். ஆ அதேதான். அதே மாதிரி தான் இருக்கும். அந்த மாரி மொத இதில உட்கார்ந்துக்கிட்டு பசங்களும் எல்லாம் வந்து மேல மேல அப்ப வீடு வீடா இருக்குமா பக்கத்துல அது மேல போய் உட்காந்துருவெய்ங்கெ.
ஆ ம்ஹ்ம்.
கீழ தெரியாததுனால மேல போய் அப்படியியே எட்டி நின்னு பார்த்துட்டுருப்பாங்கெ. அதுங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி. ஆடுவாங்கல்ல. அந்த மாரி அ பேச்சுக்கலாம் ஒரு மாதிரி அந்த மாரி இருக்கும். அப்படியே ஈ போப்பாங்க. கோயில் பக்கத்திலேயே. எல்லாம் கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே நாங்க நடந்து போறப்ப அப்படியே பார்த்துட்டு போவோம். சாமிலாம் கும்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் ஒரு இரவ ஆச்சுன்னா வந்து நீங்க சொன்ன மாரி கடை வீதிக்கி சுத்தி. ஒரு 1 மணி, 2 மணி வரையுமே இந்த மாரி சுத்திக்கிட்டே தான் இருப்போம்.
புரியுது, புரியுது. ஆமாமா. ம் ம். ஓ! ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! 2. இப்போ அந்த ஆ அந்த திருவிழால வந்து இந்த திருவிழால இந்த உணவு சமைப்போம். சூப்பரா இருக்கும்தா அந்த விஷயத்துக்காகவே வந்து பிரத்யேகமா செய்யக்கூடிய ஒரு உணவு, இல்ல சிற்றுண்டி அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா?
ஆம்மா. அது வந்து நல்லாருக்கும்.